நம்ம வாழ்க்கைய எடுத்துகிட்டனாமே, நிறைய செய்திகள் தொடர்ந்து நம்ம சிறு வயதில இருந்து அ நம்ம வேலைக்கு போறது, அ நம்மோட முதிர்வு முதற்கொண்டு நிறைய செய்திகள நம்ம வந்து கற்றுக்கொண்டே இருப்போம். வாழ்க்கையில ஒவ்வொரு இடங்களுமே எல்லா இடமே கற்றலா தான் இருக்கும். நிறைய செய்திகள நம்முடைய காதுகள் வழியா நம்ம கேட்டு, அதை வந்து நம்ம வந்துட்டு நம்முடைய மூளையில ஏத்தி, நம்ம அத அப்பிடியே நினைவிலே வைத்துக்கொண்டிருப்போம். அந்த மாரி இந்த கற்றதை 1 1 விஷயம் நம்ம சின்ன வயசுல கற்றிருப்போம். அதை நீண்ட காலம் வரை நாம வந்து நினைவில் வைத்திருக்கதற்கு என்ன செய்யலாம்? என்ன செய்வீங்கனு நீங்க நினைக்குறீங்க?
கண்டிபாங்க. கண்டிப்பாங்க. இந்த கற்றல்ன்றது வந்து நம்ம பள்ளி பருவத்தில வந்து நெறைய விஷயம் கத்திருப்போம். நம்ம 12 ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் கூட நிறைய நம்ம தினசரி வந்து கற்றல்ன்றது வந்து ரொம்ப நெறைய விஷயம் இருக்குங்க. இப்ப 1 6 ஆம் வகுப்பு போர்ஷன் அ வந்து 7 ஆம் வகுப்பில கேட்டா, "அது போன வருஷம் சப்ஜெக்ட் அது, அது ஞாபகம் இல்ல." அப்பிடீன்னு சொல்லுவாங்க.
நிச்சயமா. நிச்சயமா. ம். நிச்சயமா.
இப்ப 10 வந்து முடிச்சுட்ட பிறகு 12 முடிச்சுட்டு கேட்டா, "அது எப்ப படிச்சது மறந்து போச்சு." அப்ப இது மாரிதாங்க நமக்கு கற்றல் பயணம்ன்றது வந்து நமக்கு வந்து கத்துக்கிட்டு, அத மனப்பாடம் பண்ணி எழுதணுன்றதாவும் 1 நிலைமையில தான் இந்த காலகட்டம் இருக்கு.
நிச்சயமா. சரியா சொன்னீங்க.
அதையும் தாண்டிங்க, இந்த கற்றல்ன்ற ஒரு விஷயம் வந்து, நம்ப வந்து வாழ்க்கைக்கு ரொம்பவே வந்து, ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க.
நிச்சயமா. ஏன் முக்கியமான்னு ரொம்ப முக்கியன்னு நெனைக்கிறீங்க. ஏன்னா, சில பேருன்னா, சும்மா, அந்த நேரத்துக்கு, அத கத்துகிட்டு அத விட்டா போதும்ல. எதுக்கு அத நீண்ட காலம் கொண்டு வரணுன்னு நினைக்கிறீங்க?
இப்ப அந்த சுய ஒழுக்கம் இருக்குங்க. அப்புறம் இந்த நேர்மறையான சிந்தனை இருக்கு. எதிர்மறையான சிந்தனை இருக்கு. இந்த இந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குறவங்க அதிகமா வந்து நேர்மறையான சிந்தனை வச்சிட்டுருப்பாங்க.
நிச்சயமா. நிச்சயம். நிச்சயமா.
அவுங்க வாழ்க்கையில என்ன மாரி கஷ்டம் வந்தாலுமே, அத தாங்கிக்கொண்டு, இது ஒரு அனுபவம். இது வந்து ஒரு ஒகே. இதுவும் கடந்து போகும். இதுல வந்து, நாம ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம். அப்பிடின்னு சொல்லிட்டு போறது.
நிச்சயமா.
இதே வந்து, இத கத்துக்காவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுலே வந்து மூழ்கி, நம்மளால ஒண்ணும் முடியாது. நம்ம வேஸ்ட்டு. 4, 5 பேரு நம்மள ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடாங்க. ஆனா, நல்ல திறமை மிக்கவனா இருப்பாங்க. இது சில பேரு சொல்லி, நாம கேள்விப்பட்டிருப்போம். "என்னடா! நல்லா படிச்சிருந்தியேடா நீ. நீ எங்கயோ வருவேன்னு நெனச்சேன். ஆனா, கடைசியில இப்டி இருக்க. இங்க பார்றா அவன் நல்லாவே படிக்க மாட்டான். அவன் வந்து நல்ல ரேஞ்சுல இருக்கான். அவன் மாசம் ஒன்ன விட, ரூ. 1 லட்சம் சம்பாதிக்கிறானேடா!" அப்பிடீன்னு சொல்வாங்க.
ஆமா. <clears throat> நிச்சயமா.
இதில வந்து இது கற்றது தான் வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியோனு, நான் நினைக்கிறேன்.
ம். <tsk> கட்டாயமா.
ஆ. என்னோட வாழ்க்கையில நான் என்ன கத்துக்கிறேன்றத உங்கள்ட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன்.
நிச்சயமா. ஆ.
ஒரு சீக்ரெட் புக்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ரகசியம். இது வந்து எழுதுனது வந்து ஒரு ஆங்கில பத்து ஒரு எழுத்தாளர். அவரு பேரு வந்து ரொனால்டோ பைரான்.
ஆ. ஓகே. மேலை நாட்டு புத்தகம். ம், ம்.
ஆமாங்க. இது வந்து உனக்கு 7ஆம் வகுப்பு படிக்கும்போது, எனக்கு கையில வந்து கிடைக்குது.
ம்.
இது வந்து ஒரு ஆசிரியர் மூலியமா, இத வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். உண்மையாளுமே அவ்ளோ விஷயம் அர்த்தமுள்ள ஒரு விஷயமா இருந்துச்சிங்க. நம்ப எண்ண அலைகளுக்கு வந்து அவ்ளோ வந்து ஒரு உயிரோட்டம் இருக்கு. நம்ப என்ன நினைக்கிறோமோ, அதே மாரி ஆவோங்க.
நிச்சயமா. அதான் நம்ப சிந்தனை நம்பளுடைய செயலா வந்துட்டு மாறும்.
கண்டிப்பா. "எண்ணம் போல் வாழ்க்கைனு சொல்லுவாங்க."
ஆமா, ஆமா.
இப்ப சிலவுங்க கேள்வி பட்டு இருக்கீங்களா, இந்த கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க.
ஓ. ம். ஆமா. நெறைய பேரு சொல்லுவாங்க, "நான் ஏழையாவே இருக்கேன். இன்னும் ஏழையாவே இருக்கேன். ஆனா. நான் உழைக்கிறேன், ஆனா எந்த ஒரு பலனும் இல்லைன்றுவாங்க".
ஏன்னு ஏன் ன் ஆமா. அதே மாரிங்க அவுங்க என்ன நினைக்கிறாங்கனா, "நீங்க கஷ்டம் மேல கஷ்டம் வந்துடேயிருக்கு. கடவுளுக்கு கண்ணு இல்லையா? ஆ. இங்க பாருங்க, சும்மா இருக்கிறவன் எல்லாம் கொள்ள அடிக்கிறவன்லாம் நல்லா இருக்கான். ஆனா நான் தான் வந்து உண்மையா இருக்கேன் இப்படி ஆயிட்டிருக்கேன்."
ம். ஆமா.
அப்படின்ற மாரி ஒரு சொல்லுவாங்க. அவங்களுக்கு
நிச்சயமா. ம். அந்த எண்ணம் எப்பவும் பரவலா சமூகத்தில இருக்கிறது தான். எப்பவுமே இருக்கும் அது.
கண்டிப்பா. அதே மாரிங்க, வந்து நம்ப எண்ணம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த புத்தகம் எனக்கு வந்து என்ன கற்று தந்துச்சுனா, என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் வந்து நேர்மறையா சிந்திக்கணும்.
ம். நிச்சயமா.
அதாவது இப்போ ஒரு விஷயம் நினைக்கிறோன்னா, நாளைக்கே அந்த விஷயம் நடக்கும்ன்றது அவசியம் கிடையாது.
நிச்சயம்.
அதற்கான கால அவகாசம் கண்டிப்பா எடுக்கும். ஒரு குழந்தை கருவுறது கூட 10 மாசம் எடுக்கும். வெளிய வரதுக்கு.
நிச்சயமா. நிச்சயமா. சிறப்பா சொன்னீங்க.
அது அது வளர்றதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அது வயதாவதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. இந்த காலத்தில என்ன வேணா நடக்கலாம். ஆனா பொறுமைன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஒன்று.
நிச்சயமா.
இந்த பொறுமை கடலிலும் பெரிதுன்னு சொல்லுவாங்க.
ஆமா, ஆமா. சிறப்
அந்த ஏன் சொன்னாங்கன்னா, அ உண்மையாலுமே அந்த மாதிரி அனுபவத்தில சொல்லிருப்பாங்கங்க.
நிச்சயமா, ஏன்னா அந்த பொறுமையா இருந்தா தான், எந்த 1 செயலா இருந்தாலும் சரியா நடக்கும். சரியா, அந்த ந நடைபெற்று முடியும். பொறுமை இல்ல அப்பிடின்னா, எல்லாமே வந்துட்டு அது சரியா நடைபெறாம எல்லாமே தோல்வியிலேயே போய் முடியும்னு சொல்லுவாங்க.
கண்டிப்பாங்க. இப்ப நான் வந்து 1 2007ல அந்த புத்தகம் படிச்சிருப்பேன்.
ம்.
இப்ப கூட எனக்கு வந்து நினைவில் வச்சிருக்கேன்னா, அது என்ன காரணம்னு சொல்லணுன்னா நான் வந்து அத வந்து கடைபிடிக்கிறேன். 1 சில விஷயத்த.
நிச்சயமா.
இப்ப நான் 6 ஆம் வகுப்புல படித்த போர்ஷன் அ நான் வந்து கடை பிடிக்கிறேன்னா முடியாது. ஏன்னா, எக்ஸாம் முடிஞ்சு போச்சு தூக்கி போட்டோம். பாஸ் ஆகிட்டோம். <chuckles>
ஆமா.
அப்ப இந்த கற்றல்ன்ற விஷயம் வந்துங்க, நான் 2007 ல படிச்ச விஷயம், இப்போ 2027 லே ஆகப் போகுதுனே வச்சிக்கோங்க. 2 வருஷத்துல. இத்தன வருடம் கழிச்சு எனக்கு நினைவு இருக்குன்னா, அப்போ வந்து நேர்மறையான சிந்தனைகள வந்து நினைச்சிக்கிட்டே இரு. கண்டிப்பா நடக்கும். அப்பிடின்னு 1 நம்பிக்கை குடுத்தது அந்த புத்தகம்.
நிச்சயமா.
அப்ப நம்ப என்ன 1 நினைச்சாலும் இப்ப சில பேர் நினைப்பாங்க நினைக்கவே மாட்டாங்க. இப்ப சும்மா இருக்கவங்க வந்து 1 1 நம்ப கண்டிப்பா நம்ப 1 பெரிய வீடு கட்டி நம்ப ஒரு பெரிய பணக்காரனா ஆகனும்னு நினைக்கமாட்டாங்க. ஆனா, வந்து 1 பணக்காரங்க வந்து, கண்டிப்பா அத நினைப்பாங்க. இதுல வந்து என்ன விஷயம்னாங்க, நம்ப நினைக்கிறதுக்கு கூட தயங்குறோம். நம்ப நினைக்குறதால யாரும் நம்ப போலீஸ்ல வந்து பிடிச்சிட்டு போப்போறதில்ல. நீ இது மாரி வந்து பணக்காரனா இருக்க, அப்பிடின்னு நீ கனவுல நினைச்சிட்ட. உன் மனசுல நினைச்சிட்ட. ஆனா, உங்கள அரெஸ்ட் பண்ணி ஒரு 6 மாசம் ஜெயில்ல போடுறோன்னு சொல்லப்போறது கிடையாது.
ம். ஆமா. நிச்சயமா.
நம்ப எண்ணங்கள வந்து ரொம்ப அழகாவோ, இப்போ ரொம்ப வந்து ஆ ஒரு எப்படின்வர்து? ரொம்ப கஞ்சத்தனம் காட்டாம, வந்து ஒ ஒ வந்து ஃப்ரீயா உட்டுட்னுங்க. நீ வந்து என்ன வேண்ணா நென! உன்னால இந்த உலகத்ல சாதிக்க முடியாதுன்ற ஒரு விஷ்யம் ஒண்ணும் இல்ல!
ம். ம்.
அப்ப, வாழ்க்கையில முன்னேறனுனா
ம். அ எண்ணங்களுக்கு இருக்குற அந்த வலிமை வந்து எதற்கும் இல்ல!
கண்டிப்பாங்க. அதே மாரிங்க வாழ்க்கைல வந்து, எல்லா பெரிய ஆள் மட்டும் தான் சாதிக்கிறாங்களானு கேட்டா, அது வந்து சாத்தியக்கூறு இல்ல!
ம். நிச்சயமா.
இப்ப அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்கிட்டோனா, ஒரு மீனவர் குடும்பத்ல இருந்துட்டு, ஒரு கடலோரப் பகுதியில ஒரு வீடு இருந்துட்டு, ஒரு புறா பறக்கிறத பாத்து, அது எப்டி பறக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சவரு, ராக்கெட்ட உட்டாரு!
நிச்சயமா.
இப்ப அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்ச பாருங்க! ஞான உதயம் அந்த எங்க இருக்கு, அவுங்க வீடு எங்க இருக்கு? அவரு எங்க ராக்கெட் உட்டாரு? ஒரு I-S-R-O N -A -S -A க்கூட அவரு பேரு தெரியுது.
நிச்சயமா.
அப்ப அவரு அது மாரி நெனைக்கிறதால மட்டும் தான் நடக்குமே தவிர, நெனைக்காமருந்தா நடக்காது.
கட்டாயம். சரியா சொன்னீங்க.
இப்ப நம்ம தூங்குங்க நம்ம தூங்கிட்டே இருக்கோம். டக்குன்னு கதவு தட்டி, உங்களுக்கு 10,00,000 சம்பளம் வந்திருக்குன்னு யாரும் குடுக்க போறதில்ல! <chuckles> நம்ப வேல பாத்தா அதுக்கான ஊதியம் கண்டிப்பா கடவுள் குடுப்பாரு. கடவுளே குடுக்கலனாலும் இந்த சமூகம் எவ்ளோ கேடு கெட்ட சமூகமா இருந்தாலும் நீங்க உழைக்கருதுக்கேத்த உழைக்கத்கேத்த ஊதியம் கண்டிப்பா தருங்க.
ம். அ. நிச்சயமா. இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க, அந்த புத்தகம் பத்தி சொல்லிருந்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இப்ப இதை தவிர்த்து. இப்ப நெறைய செய்திகள். இப்போ, தோல்வியில இருந்து ஒரு கற்றல் இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல புதுசா போயிருப்போம். அந்த மாதிரி அ ஒரு வேலைகளுக்கு போயிருப்போம். அந்த இடத்துல இருக்குற மனிதர்கள் வழியா நெறைய க நெறைய கற்றிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு அந்த நீண்ட காலமா, உங்களுக்கு வந்துட்டு வைத்திருக்கதற்கான அந்த ஒரு அ இதுவு இருக்குங்களா அதுக்கு. அந்த ஒரு சக்தி இருக்குங்களா? அத நம்ம நீண்ட காலம் வச்சுருக்கணும். நம்ம நினைவுல. அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடம். அந்த மாதிரி எதுனா அ அனுபவங்கள் இருக்கா உங்களுக்கு?
கண்டிப்பாங்க. அதாவது அந்த ஒருத்தவங்க நம்மளுக்கு பண்ற நல்லது இருக்குல்ல.
ஆமாங்க.
அத நம்ம வந்து வாழ்நாள் ஃபுல்லா மறந்துட கூடாதுங்க.
நிச்சயமா.
எனக்கு சின்ன வயசுல ஒரு நண்பர் உதவி பண்றதாகட்டும். இல்ல எந்த ஒரு விஷயம் இருக்கதாகட்டும். "நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லதே அன்றே மறப்பது நன்று" அப்படின்ற மாரி, நீண்ட காலங்க. நம்ம வந்து அது நல்ல விஷயத்த மட்டும். கெட்ட விஷயத்த மறந்துடணும். தூக்கி போட்டுணும். <chuckles>
ஆமா. சரியா சொன்னீங்க. நிச்சயமா, நிச்சயமா!
இப்ப நம்ம ஒரு சின்ன வயசுல ஏதுனாச்சு ஒரு உதவி பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைல இருக்கோம். அத வந்து அவுங்க பண்ண ஒரு உதவி வந்து பெரிய உதவியா இருக்கும்.
நிச்சயமா.
அத வந்து நம்ம நெனைச்சிட்டே இருந்தோன்னா, கண்டிப்பா வந்து நம்ம வந்து வாழ்க்கையில இப்ப நான் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு விடுதியில தங்கி படிச்சேன்.
ம்.
அந்த விடுதில என்ன வந்து ஒரு அண்ணனாவோ, தம்பியாவோ பார்த்துட்டு, எனக்கு கஷ்டன்னு வரும்போது "கவலப்படாத வா!" தோள் மேல கை போட்டவங்கள நா வாழ்க்கையில மறக்கவே முடியாது.
நிச்சயமா. என்னதான் நம்ம க கடின கஷ்டமா இருக்கற நேரங்கள்ல, நம்மள தூக்கி விடுறவங்க.
ஆமா. அதே மாரி சிலவங்கலாம் சொல்லி தருவாங்க. ஒரு சிலவங்கலாம் சொல்லி தர மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து அத வந்து சொல்லி தருவாங்க. நம்பளே ஒரு விஷயம் வந்து க "இது மாரி இப்படி இருக்கா?" இப்டீன்னு கத்துட்ருப்போம். அத வந்து நம்ம காலம் பூரா நினைவுல வச்சுட்டே இருப்போம். இப்ப எப்படி அந்த ஒரு ஆசிரியர் வந்து ஒரு 7ஆம் வகுப்பில எனக்கு புத்தகன்றது ஒண்ணு இன்ட்ரொடியூஸ் பண்ணி குடுத்தாரு.
ம். ஆமா.
ஆனா, இப்ப கூட அந்த ஆசிரியர் பேரு வந்து செபஸ்டியன். இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அது வந்து இன்னும் ஒரு 40 வருஷம், 50 வருஷம் ஆனாலுமே, அவர நான் மறக்க முடியாது.
ம். அந்த ஒரு ஆழ்ந்த ஒரு விதைய நமக்குள்ள போய்ட்டு போட்டுட்டு போயிருக்காரு அவரு. அதனால அவர அப்படியே நினைவிலே வச்சிருக்கோம்.
ஆனா, ஆமா. கட்றதையும் கற்க தூணகங்கள் தூண்றவங்களையும் நம்ப வாழ்க்கையில மறக்கவே முடியாது.
நிச்சயமா.
அதே மாரிங்க சில விஷயம் வந்து, சில பேரு வருவாங்க, வாழ்க்கைல. எதுக்கு வருவாங்கன்னு தெரியாது, சில பேரு நம்மளுக்கு வந்து, சில துன்பத்த தருவாங்க. அத தந்துட்ட பிறகு அதுல இருந்து நம்ம நெறைய விஷயம் கத்துப்போம். கத்துக்கிட்டு, இந்த தப்ப திருப்பி பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம், நம்ம க்ளியரா இருப்போம். ஓகேங்களா. நீங் இப்ப என்னனாங்க, நான் வந்து கார் ஓட்டுற பழக்கம் இருக்கு எனக்கு.
நிச்சயமா. ஆ.
அதே மாரி ஒரு என்ன சொல்றதுன்னா, என்ன ஒரு நைட்டு 1 மணி, 2 மணின்னு கூட நம்ம வந்து கார ஓட்டுறது. பழக்கம் எனக்கு இருக்கு. சும்மா நம்ம ஓட்டிட்டு, சும்மா எனக்கு வந்து ஒரு சில கெட்ட பழக்கம்னு சொன்னா ஒரு நண்பர் கூட சேந்து, என்ன பண்ணா மது அருந்துவது போறதுலாம் இருக்கும்.
ம். ம்
அப்ப என்னாச்சுனா, ஒரு நைட் 1 மணி இருக்குங்க. எல்லரையும் ட்ராப் பண்ணி, நல்லா பண்ணிட்டு, வீட்ல காம்பவுண்ட் சொவுரு இருக்கும். அத ஏத்தும்போது, லைட்டா ஸ்கிராச் ஆயிடுச்சு அந்த காரு.
ஆ.
அது வந்து ஸ்கிராச் ஆனது, யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கார் மட்டும் தீட்டிச்சு. அதுல இருந்து நான் ஒரு விஷயத்தை கத்துக்குனேன். எப்பிடீன்னா, நம்ம உயிரே போனாலுமே இனிமேட்டு அந்த தப்ப பண்ணக்கூடாது.
ம்.
ஒண்ணு, அத சாப்பிட்டா அந்த வண்டி எடுக்குறேன்ற வேலையே இருக்கக்கூடாது. இல்லனா, சாப்புடவே கூடாது.
ம்.
ஏன்னா, இன்னக்கி வந்து இந்த காரு இப்டி வந்து ஒரு நா ஏதோ ஒரு கடவுள் வந்து, எல்லா விஷயமும் பெருசா தரமாட்டாரு. எதுனா வந்து, ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு போய்டுவாரு.
நிச்சயமா.
"பார்த்து ஒழுங்கா இருந்துக்கொ," அப்படின்ற மாரி. இப்போ இதே வேற ஒருத்தவங்க மேல நான் ஏத்திருந்தா என்ன ஆகும்? அவங்க வாழ்க்கை என்ன ஆவுறது?
ஆ.
இல்ல நம்ம வாழ்க்கை என்ன ஆவுறது? போயிடும் கேஸ் கோர்ட்டுன்னு.
நிச்சயமா. அந்த ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு தவறுனால, மொத்த வாழ்க்கையுமே போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு.
போய்டும். அந்த கார் ஸ்கெரெட்ச் ஆனதுக்கு ஒரு 10000 ரூபாய் செலவாச்சு. அந்த 10000 நம்மால எடுத்துக்க முடியும். ஆனா, இதே ஒரு ஆ ஒரு அசம்பாவிதம் நடக்காதுனு நம்ம சொல்ல முடியாது. நடக்கும்ணு சொல்ல முடியாது. ஆனா, வந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேங்க. இது வரைக்கும் அத வந்து தெரிஞ்சி கிட்ட ஒரு 10 வருஷம் மேல ஆகுது. இதுவரைக்குமே எவ்வளவு நண்பர்கள் எவ்வளவு ஃபங்சன் போனாலுமே என்ன குடுத்தாலும் நான் தொடவே மாட்டேன்.
நிச்சயமா. நிச்சயமா. ம்.
ஏன் அப்படின்னா, இ நான் ஒரு விஷயத்திலிருந்து கத்துக்கிட்டேன். நம்ம வந்து இந்த மாரி தப்பு பண்ணிட்டோம்டா, இதுக்கப்புறம் இந்த தப்ப பண்ணாத. இத வந்து என் வாழ்நாள் ஃபுல்லா ஞாபகம் இருக்கும் எனக்கு. <chuckles> அப்போ ஒரு ஒரு டைமும் சில பேர் கேப்பாங்க, என்னடா எல்லாம் ஃபங்ஷன் தான, சும்மா லைட்டா சாப்பிடலாம்ல. இதில என்ன தப்பு இருக்கு? வேணாம் தெய்வமே நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நான் ஒண்ணும் இந்த மாதிரி அடிக்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாரி உங்க கூட ஜாலியா போயிட்டு, நான் என்ன நம்பி வரவங்கள நான் வந்து இழக்கக்கூடாது.
நிச்சயமா. ம். ம். நிச்சயமா. சிறப்பா சொன்னீங்க. ஆ அந்த ஒரு ஒரே ஒரு பழக்கம் வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஒரு அடிக்ஷன்ன மட்டும் ஏற்படுத்தாது. நமக்கு நிறைய சிக்கல்கள் நமக்கு நிறைய இழப்பையும் ஏற்படுத்தும். அத வந்துட்டு நீங்க அந்த ச அந்த ஒரு சம்பவம் ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவம் அதன் வழியா வந்து நீங்க இதில இருந்து மாற்றம் பெற்றது ரொம்ப சிறப்பா இருந்தது. ம். இது தவிர்த்து இந்த கற்றல் அப்படின்றது வந்து. <clears throat> நிறைய நேரங்கள்ல நமக்கு வந்துட்டு ஒரு சில நேரத்தில இந்த வா ஆ வாழ்க்கை காக்கக்கூடிய ஒரு உ செ செயலா வந்துரும். எங்கேயோ, என்னைக்கோ, ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம காது வழியா கேட்டுருந்திருப்போம். அது இன்னொரு ஒரு இடத்துல நமக்கு எங்கேயோ, எப்பயோ வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய கை குடுத்திருக்கும். அந்த மாரி எதுனா உங்களுக்கு எதுனா சம்பவங்கள் இருக்கா?
அ. ம். கண்டிப்பா, இருக்குங்க. அது எப்படின்னா, நம்ப பண்ணுற உதவி வந்து எப்பனாச்சு நம்மளுக்கு வந்து வரும்னு சொல்வாங்க.
ம். நிச்சயமா.
ஒருத்தருக்கு வந்து அந்த கொரோனா டைம், அப்போ வந்து கையில் காசு இல்ல. நான் ஒரு நண்பருக்கு வந்து ஒரு 5000 குடுக்குறேன், கல்யாணத்துக்கு வச்சுக்கோ, அவரும் வாங்க தயங்குகிறாரு. என்னடா அப்படின்ற மாரி, நான் உடனே என்ன சொல்லுறேன் அவனுக்கு சாஃப்ட்வேர் ஹிஸ்ட்ரி இன்ஸ்டால் பண்ண தெரியும். சரி, நீ வந்து ரொம்ப உனக்கு கில்டியா இருந்துச்சுன்னா நீ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு போ. ஆனா, இந்த காச நான் உனக்கு அதுக்கு தரல. உனக்கு கில்டியாண்ணா வந்து தந்துட்டு போன்னு, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணேங்க.
ம். ம். ஆ. ஆ. ஆ. ம்.
அதுக்கப்புறம் என்னோட சூழ்நிலை மாறுச்சு. நான் வீட்டுக்கு வந்து வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் மாறிச்சு. அதுகப்புறம் அதே நண்பர் வந்து எனக்கு வந்து ஒரு வேலைய வந்து உருவாக்கி எனக்கு அந்த வேலைய கத்துக்குடுத்து அவர் மூலியமா ஒரு 50,000க்கு மேல நான் சம்பாரிச்சேன்.
ம். அப்பா, ஆ.
அப்ப இன்னைக்கு என்ன விஷயம்னா, எப்பயோ நம்ப விஷயம் நம்ப எதிர்பார்த்து பண்ணுறதுல்ல. நம்ப வந்து உதவி பண்ணவோன்ற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம். அத வந்து மனசுல வச்சிட்டுருக்கும். ஆனா, வந்து அந்த கடவுள் மனசுல வச்சிருப்பாருன்னு நினைக்குறேன். <chuckles> <sighs> அது வந்து, "இவன் எப்பயோ ஒரு டைம் உதவி பண்ணியிருக்கான் அத நம்ப மறக்கக்கூடாது." அப்படின்னு ரொம்ப நாள் மனசுல வச்சுட்டு நம்ப கஷ்டப்படும்போது ஒரு சில உதவிலாம் பண்ணுறாரு. அது யார் மூலியமா பண்ணுவாருங்க?
நிச்சயமா. நிச்சயமா. அ நம்ம செய்த அந்த ஒரு உதவி வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு வந்து இந்த இந்த கர்மா அப்டின்னு சொல்வாங்க இல்ல. இந்த க நம்ம கர்மம் என்ன செய்றோமோ என்ன வே செயல் செய்றோமோ அதற்கான விளைவுகள் தான் நமக்கு வரும்ன்றது ரொம்ப தெளிவா இருந்துச்சி. நீங்க சொ நீங்க சொன்னது ஒவ்வொன்னுமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஆழ்ந்த கருத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன சந்தித்திச்சீங்க. அ நீங்க என்ன வந்துட்டு அனுபவப்பட்டீங்கன்றத அந்த சிறு வயதிலருந்து ஒரு புத்தகம் படிக்க தொடங்குனேன். அந்த புத்தகம் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு என்னுடைய அ வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்பட்டிடுச்சு. அதை பழக்கின 7ம் வகுப்பில தொடங்கி இந்நாள் வரைக்கும் நான் அத வந்துட்டு அப்படியே கடைப்புடிச்சிட்டு இருக்கேன். அதற்க்கப்புறம் அ ஒரு சம்பவம் நான். ஒரு ஒரு பழக்கம் அந்த பழக்கத்த வந்துட்டு நீக்குவதற்காக ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தின் வழியா அந்த பழக்கமே இதற்க்கப்புறம் எனக்கு இருக்கக்கூடாதுனு சொல்லிட்டு. அதன் வழியா ஒரு மாறுதல் அதற்க்கப்புறம் நம்ம செய்த உதவிகள், அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு திருப்பி வரும் நம்முடைய நண்பர்களுக்கு செய்ற உதவிகள் இத பற்றி ரொம்ப வந்துட்டு தெளிவா வந்துட்டு சொன்னீங்க. இந்த கற்றல் அப்படின்றது என்னன்னா எந்த இடத்தில நம்ம எத கற்றுக்கிட்டாலும் அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு அது சரியானது அப்படினா <swallows> அத நம்ம நீண்ட காலம் வந்துட்டு நம்ம நினைவில் வைத்திருக்கனும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சிறப்பாகவும் சொன்னீங்க. ஆ உங்களுடன் பேசியமைக்கு மிக்க நன்றி.
ம். ஆமாங்க. நீங்களும் அழகான கேள்வியாத் தொகுத்தீங்க. நீங்க கேட்கற கேள்வியிலே நான் வந்து என்னோட அனுபவத்த உண்மையாலுமே பகிர்ந்தேனு நான் நம்புறேன். உங்கள்கிட்ட பேசினது நானும் மகிழ்ச்சியா நினைக்கிறேங்க. நன்றி.
நிச்சயமா. நன்றி, நன்றி.